கண்டிப்பா. ஏன்னா, அம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி, அது எவ்வளோ தூரத்துக்கு சரியா நடக்கும்ன்னு வந்து எனக்கு நிச்சயமா தெரியல! நான் இதுவரைக்கும் ப்ராப்பரா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தவங்க வந்து, ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சீட் ஆயி நான் பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கிறப்போ, அவங்க ஆனா, ய அதே அட் தே சேம் டைம், அவரு வந்து, நீங்க இண்டிபெண்டென்டா இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க இருக்கக்கூடாதுன்னு நெனைச்சிருக்காரு, பாருங்க. அது ரொம்ப பெ
ம். ம். ம். கண் கண்டிப்பா, தோழி. இந்த ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணிட்டேன்? அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் அப்பிடீங்கிற மாரி, எ ஒ-1 நாளிலயே பார்த்தீங்கன்னா, 16,000, 20,000 இப்படி எல்லாம் எடுப்பேன். அதில இன்வெஸ்ட்மென்டும் பாத்தீங்கன்னா, நெறைய போடுவேன். அடுத்த நாளே வந்து புல்லா போய்டும். அப்பிடீங்கும்போது, அடுத்த நாள் எடுத்துறலாம்ன்னு ஒரு 1 வீக்க்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கும். த தைரியமா இருப்பேன். எப்பிடியும் எடுத்துறலாம், பாத்துக்கலாம் அடுத்து, அடுத்து லாஸ் வரும்போது, என்ன ஆகும்? அப்பிடீன்னா! பயம் வந்துரும்.
ஓகே. ஓ! ஆ, சரி.
"அப்ப வேண்டாம்" அப்போ 1 வேண்டாங்கிறத எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள நெனைக்க கூடாது. அது தான் இதோட முதல் படிங்கிற மாரி. "நம்ம வேண்டாம், நம்மனால முடியாது" அப்பிடீங்கிறது எப்போமே "முடியும்ன்னு" நம்பினோம்னா, கண்டிப்பா அது முடியும்.
ம். கண்டிப்பா. ந் ந நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க. முடியாதுன்னு நெனச்சுட்டோம்னா, அது வந்து எந்த சூ சூழ்நிலைலயும் வந்து, முடியாம தான் போய்ரும்.
ம். அதுதான் தோழி. இந்த இது வந்து எப்பிடீன்னா, மனசுக்குள்ள 1 பயம் வந்துருச்சு அப்பிடின்னாலே, கடைசி வரைக்கும் அந்த பயத்திலேயே தான் நம்ம பண்றோம் அப்பிடின்னோன்னா, அடுத்த 1 மு படி எடுத்து வெக்கிறோம் அப்பிடீன்னோம்னா, கண்டிப்பா அது வந்து தோல்வியில தான் போய் முடியும்.
ஆமாங்க. கண்டிப்பா. நெறைய பேத்துக்கு வந்து அப்படி வந்து ஆயிட்டே இருக்கு. எனக்கு வந்து இது எல்லாத்த விட, உங்களோட தன்னம்பிக்கைய ரொம்ப புடுச்சிருக்கு. "என்ன இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுவேன். நான் படிச்சு காட்டுவேன்" அப்பிடீன்னு சொல்லி நீங்க வந்து இருந்திருக்கீங்க. அப்புறம் அந்த 1 தைரியம் இருக்கு. பார்த்தீர்களா? உங்கள நம்பி நீங்க என்ன, லாஸஸ் இருந்திருந்தாலும், அந்த ஒரு தைரியமா, நீங்க அதை பேஸ் பண்ண விதம் வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லாருக்கு. உங்ககிட்ட பேசினது வந்துட்டு, எனக்கு வந்து
ம். நன்றி தோழி, நன்றி. கண்டிப்பா. ம். கண்டிப்பா தோழி, உன்னொன்னு என்னன்னா, கடன் இல்ல, 2வது நான் என்ன எடுத்து வச்சேன், அப்பிடீன்னா, 2வது நான் மறுபடியும் இதற்குள்ள வர எதுக்கு எண்ணம் வைச்சேன்னா, நான் அவருகிட்ட தான் அமௌ பணத்த வாங்கி, நான் இதில பண்ணிட்டுருந்தேன். பர்ஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் யாரையும் நம்பக்கூடாது. என் கையில இருந்தா, நான் தைரியமா அப்போ, உன்னொன்னு என்னன்னா, நம்ப காசு அப்பிடீங்கம்போது, நம்ம என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்.
ஆமா. ஆ. இன்னோரு தைரியம் வருது.